பொதுவா நம்ம நெறைய இடங்கள்ல, நம்மளோட தினசரி வாழ்க்கையில புது, புதுசா நெறைய பேர வந்து மீட் பண்ணுவோம். ஒரு பயணங்கள்லேயோ இல்ல, ஒரு அலுவலகத்துக்கு போகும்போதோ அ எங்கேயோ. அப்டி மீட் பண்ணும்போது அந்த ஒரு உரையாடல் அப்படின்றத நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க? அந்த ஃபர்ஸ்ட்டு பாக்குற அந்த ஆளுகள் கிட்ட?
அ நிச்சயமா அழகா கேட்டிங்க அதாவது, நெறைய நம்மள சுத்திலும் புதுப்புது மனிதர்கள சந்திக்க, வாய்ப்புகள் நெறையவே கெடைக்கும் நாள்தோறும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து உ நம்ம சந்திக்கும் பொழுது, சிலர் வந்து எப்பயுமே நல்லா பாக்குறவங்கள்ட்டலாம், நல்லா உரையாடவக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அ சிலர் வந்து ஒரு மாதிரி அமைதியான அதாவது, எப்பயுமே அவங்க அவங்களா வந்து பேசட்டும். அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு வந்து பேசணுன்னு விருப்பம் இருக்கும், ஆனா, ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்கும். அதுக்கு மேல அளவுகோ அளவு ஒரு நிர்ணயித்துட்டு அதோடு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. இப்டி வந்து 2,3 வகைப்படுத்தலாம் மனிதர்கள்ல அப்படி வந்து.
ம்ஹ்ம். ஓஹோ! ம் ம், ஓ! சரி. ஆஹ. ஓ! ஓகே. நீங்க சந்த மனிதர்கள்ல இதுல எந்த ரகம்? அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்ககிட்ட நீங்க எப்டி இந்த உரையாடல்ன்றத ஆரம்பிச்சீங்க?
ஆ நிச்சயமா ஆ எனது அனுபவத்த நான் பகிரணுனா, ஒரு முறை நாங்க வந்து சில காலம், நான் வந்து என்னோட சொந்த ஊர்ல இருந்தேன். அங்கேருந்து அருகில இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று, பணியாற்றக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்போ வந்து ரயில் பயணம் வந்து, தினந்தோறும் பயணம் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி ஒரு ரயில் பயணத்தில வந்து, திடீரென ஒரு தோழிய பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு தோழியல்லாம் கெடையாது எப்படின்னா நானும் அந்த ரயில் ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. அதேதான், அதேதான். நான் தினந்தோறும் அந்த ரயில்ல பயணப்போ, அப்போ பயணிக்கிறப்போ அது வந்து ஒரு பெரிய, நெரிசல்லாம் பெரிய மாநகரத்தில செல்லக்கூடிய ரயில்லாம் இல்ல. ஒரு அ சிறிய 2ம் கட்ட நகரம் அ அந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய ரயில். ஆனா, வந்து நாள்தோறும் அந்ததுல பணி நிமித்தமா செல்வோர் எண்ணிக்கை அதுல அதிகமா இருக்கும். இடம் அதுல இடம் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள், அது பேஸஞ்சர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அ நான் எப்பயுமே வந்து அவ்ளோ இதுல வந்து நான், ஒரு 2 ,3 ரகம் சொன்னேன். மனிதர்கள் எப்டி பேசுவாங்களா? மாட்டாங்களா? அவங்க எப்டி வந்து ஆரம்பத்தில இருப்பாங்கன்ட்டு. அதுல வந்து என்னுடைய ரகம் வந்து கொஞ்சம் வந்து எளிதில யார்க்கிட்டயும் பேச பேச விருப்பம் இருந்தாலும், போய் பேச முடியாத ஒரு அந்த அந்த மாதிரி.
சரிங்க. சரிங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் வந்தாங்க அவங்க தோழியாயிட்டாங்க, இல்லையா? <chuckles> ம்ஹ்ம். ஓஹோ! ஆஹ. ம்ஹ்ம். அந்த 3வது ரகம்னு சொன்னீங்கல்ல, அதுங்களா?
ஆ அ அந்த மாரி ரகம்ன்னு வச்சக்கலாம். அ விருப்பம்ல்லாம் இருக்கும். ஆனா, வந்து ஏதோ ஒண்ணு தடுக்கும். இந்த மாரி ஒரு ரகம். அப்படி இருக்கப்ப நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு என்னுடைய பயணத்த, நான் மேற்கொண்டேக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா அந்த தோழி என்னைய வந்து சில நாட்களாக என்னைய <tsk> அந்த அந்த ரயில்ல என்னைய பாத்துருக்காங்க. என்னைய பாத்துட்டே இருந்துருக்காங்க. 2, 3, 3 முறை வந்து எனது அருகேலாம் உட்கார்ந்து பயணம் செஞ்சிருக்காங்க. அ ஆனா நானும் வந்து ஏதோ நீங்க சொன்ன மாரி ஸ்ட்ரேஞ்சர், ஏதோ அருகில உடன் பயணிப்போர் எங்கேயோ, அப்படிங்கிற மாதிரி பாத்தா முகத்த பாத்தா ஆனா அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த
ஆஹ. ஓ! ம்ஹ்ம். சரிங்க. ம் ம். அவங்க கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிச்சீங்களா இல்ல, அவங்க தான் பேசினாங்களா?
நான் அததான் சொல்ல வரேன். கொஞ்சம் அத சுவாரஸ்யத்தோட சொன்னா, உங்களுக்கு புரியுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ரயில் பெட்டி ரயில்ல இருக்கவங்க எல்லாரும், அவங்கள பாக்காத நபரே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அப்படி அவங்க அ அவங்க அந்த மாதிரி ஒரு எல்லாராலும் ஈர்க்கப்படக்கூடிய <tsk> ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் கொண்டவங்க தான் அவங்க. அ அந்த
ஒகே, ஒகே, ஒகே. இவ்ளோ அழகா இருப்பாங்களா! முகத்தோற்றம் மூலியமா. சூப்பருங்க, ஆஹ. பாருங்களேன்! அவுங்களே வந்து தேடி வந்து உங்கள்ட்ட பேசியிருக்காங்க.
அ ஆமா. நான் அப்படி இருக்கப்போ வந்துட்டு, அ அவங்க வந்து அவங்க எல்லார்கிட்டேயும் பேச மாட்டாங்க. நான் அதுக்காக ஒரு எனக்க அடு அடிக்கடி எனது பெட்டியில நாவும் நாங்க வந்து அதாவது, ஓ தொடர்ந்து ஒரு பயணம் பண்ணோம்னா, சிலருக்கு சிலர், அந்த பெட்டியிலேயே தான் ரெகு ரெகுலரா ஏறுவாங்க. அங்கே தான் இறங்குவாங்க. அப்படி அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருப்போம். நானும் அதேபோல ஒரு குறிப்பிட்ட அந்த பெட்டில தான் ஏறுவேன். அங்கேருந்து இறங்குவேன். அ அப்படிதான் ப பழக்கப்படுத்தியிருப்பேன். அதில நண்பர்கள் குழு குழுவா வந்து உக்காந்துருப்பாங்க. நான் என்னனா நான் நண்பர்களோடு சேர மாட்டேன். அதனால நண்பர்க்கு குழுவலாம் இருக்காது. நான் தனியே தான் ஏறுவேன், இறங்குவேன். அது அதுபோக, அ நான் வந்து தினந்தோறுமே அந்த ரயில்ல பயணிக்க மாட்டேன். ஓ வாரத்துல அ ஒரு நாள் நான் திடீர்னு போவேன். திடீர்னு போமாட்டேன். ஆனா அந்த பெண் இருக்காங்களே, அந்த தோழி. அவங்க வந்து நான் அ உட்காந்துருக்கேன். அதே பெட்டியில அ அ அந்த எனக்கு முன் இருக்கையிலையோ, அல்லது பின் இருக்கைலையோ, அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே தான் வந்து, சில நாட்களா உக்காந்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு அது தெரியல. அ அவங்க திட்டமிட்டலாம் வந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் எ எதார்த்தமா அந்த பெட்டியில வந்திருக்காங்க. அ இ நானும் ஓரிரு முறை என்னுடைய பார்வை நேரடியா அவங்களோட அப்பியரன்ஸ் மேலே பட்டிருக்கு. அவங்களுக்கும் ம் அ பட்டிருக்கு. பட் அவங்க என்னுடைய செய்கைகளை நல்லாவே வாட்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது பின்னால எனக்கு தெரிய வந்தது. அ
ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம் ஓஹோ! சரி ஓ இந்த <chuckles> வரணமாரிய ஆயிரம் சூர்யா ட்ரெயின்ல வெயிட் பண்ணுவாங்களே அந்த மாரியா, அச்சோ நீங்க எங்கேங்க படிசீங்க, அந்த முகம் எங்க, நாங்களும் பார்த்ததே இல்லையே, நாலு வருஷம் <chuckles> வேஸ்ட் பண்ணிட்டியேடா! அப்படின்ற மாதிரியா?
அந்த மாரிலாம் இல்ல. நீங்க எந்த யார் அந்த மாதிரி எங்கேயும் ஒப்பீடு செய்ற அளவுக்குலாம் இது கிடையாது. அ அப்படி இருப்பாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களை பாப்பாங்க. அவங்கள்ட்ட பேச முடியாது. அவங்க யார்ட்டயும் பேச மாட்டாங்க. அ அவங்க வந்து இந்த அவங்களோட ஒரு 2 3 சின்ன சிறுவர்கள் வந்து, இந்த கல்லூரி மாணவர்களோ அல்லது வேற ஏதோ ஒரு, அவங்க அலுவலகத்தில் வேறு யாரோ வேலை செய்றவர்களோ, ஒ ஓரிரு நபர்கள் மட்டும் வந்து வந்து பேசிட்டு போவாங்க. அ அது அந்த தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து அவங்க வழக்கமா பேசுவாங்க இல்லையா, அந்த மாரி ஏதாவது சிறுவர்கள் இருப்பாங்கள்ல, அ அந்த அடிப்படையில பேசியிருக்கிறதை நான் பார்த்துருக்கேன்.
ஓஹோ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா.
ஆனா இந்த பெண் நான் வந்
சூப்பர்‌ங்க. ஆனா இந்த கடைசி வரைக்கும் சொல்ல மாட்றீங்களே, உரையாடல் எப்படி ஆரம்பிச்சீங்கன்னுட்டு. சுவாரஸ்யம்ன்றது, போர் அடிக்கிற அளவுக்கா சொல்றது. சுவாரஸ்யப்படுத்துறது நீங்க அ.
அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, "இது இங்கே பதிவு பண்ணலாமான்னு தெரியல" அது ஏன்னா அது ஒரு சமூக சமய சார்ந்த விஷயமா வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒரு குறிப்பிட்ட அ இதை சொல்லி, "நீங்க அந்தவாளா?" அப்டின்னு என்ட்ட கேட்டாங்க. வந்து திடீர்னு. என்ட்ட திடீர்னு வந்து கேட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு என்ன கேட்டாங்கன்னே தெரியலையே, "என்ன அப்படின்னா என்ன?" அப்படின்னு நான் கேட்டேன் "இல்லை இல்லை சும்மா நான் கேட்டேன்." என்ன அப்படின், "உங்களை அங்கே பார்த்த மாரி இருக்கு" அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அ நான் சொன்னேன், "நான் அங்கேலாம் வந்ததில்லை". அ ஆனா வந்து, அந்த அவங்க ஒரு ஒரு டியூஷன் மாஸ்டர் பேரை சொல்லி, "அங்கே நீங்க வந்திருக்கீங்களா, போயிட்டுருக்கீங்களா" அப்படின்னு. "ஆமாம் நான் டெ 10 ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ போயிருக்கேன். இப்போலாம் சமீப காலமா அங்கே போனதில்ல". ஒரு டியூஷன் அ அவர் பேரு ஒரு குறிப்பிட்ட பிரபலமான அந்த டியூஷன் ஆசிரியர் அவரு ஒரு அரசு பள்ளியில பணிபெயர் பணி செய்றவரு. அவர் பேரை சொல்லி கேட்டாங்க. அப்புறம் "ஆமா, அ படிச்சிருக்கேன் அங்கே". அப்படின்னு சொன்ன. "ஓ சரி சரி. அ ரெகுலரா அந்த ட்ரெயினில தான் நீங்க ட்ராவல் பண்ணுவீங்களா?" அடுத்த வார்த்தை கேட்டாங்க. "ஆ ஆமா நான் இதுல தான் போவேன்". "ஆனா நீங்க லாஸ்ட் வீக்கில 2 3 நாள் வரலையே". அவங்க ரொம்ப வெளிப்படையா எதார்த்தமா கேட்டாங்க. எனக்கு ஒன்னுமே புரியல. நான் ஆமா நான் வரலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும். அப்படின்னு. நம்ம தான் வந்து சட்டு சட்டுன்னு கேட்டுருவோம். என்ன என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு. ஒரு மாதிரி பேசுவேங்க. <laughs> சரி உங்கள உ அ உங்களுக்கு அதில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க கேட்டதில?
ஓஹோ! ஆஹன். சரி. ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். ஆமாம், பாலோ பண்றாங்க அப்படியே, நீங்களே அப்படியே எக்ஸாஜிரேட்டரா நீங்க? <laughs> இல்லைங்க, இல்லை அவங்க கிட்ட நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படின்ற ஒரு தோரணைல நீங்க கேட்கிற அளவுக்கு, அவங்க ஒண்ணும் நடந்துக்கலையேங்கறதுதான்.
ம் நான் கேக்கல. நான் அப்படி நேரடியா கேக்கல. நான் நான் நேரடியா கேக்கல. ஆனா வந்து என்ன கேட்டேன்னா, "நீ நீங்க எதுக்கு இதெல்லாம் கே என்ன என்ன என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு இது இருக்கு. ஆ அவங்க சொன்னாங்க "இல்ல எனக்கு தெரியும்". <smacks lips> இல்லை அவங்க வந்து, அ ரொம்பவே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அந்த ஒரு இதோட, அவங்க ஒரு ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு எ மொதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அனுபவம் இதெல்லாம் நான் வெளிப்படையா யார்க்கிட்டயும் சொல்லலை, கேட்க பகிரவும் மாட்டேன். ரொம்ப ஆழ் மனதில இருக்கக்கூடியதெல்லாம், ஒண்ணு ஒண்ணா, இப்போ வெளிய சொல்ல வேண்டிய ஒரு சூழல். அ என்னோடய எனக்கு இப்போ, எனக்கு இப்போ சொன்னா கொஞ்சம் உற்சாகமா இருக்குங்கிறதுனால, சொல்றேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் <chuckles> எனக்கு நேரம் தாக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால. அ, அப்போ வந்து அவங்க கேட்ட உடனே, நான் கேட்டேன். இந்த மாரி. "சரி நீங்க எப்படி எனக்கு தெரியும்" "இல்லை நான் பார்த்துருக்கேன் உங்களை". அப்டி சரி ஓகே அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டோம். 2 பேரும். அ அப்படியே போறப்ப இது மாதிரி போச்சு, இதே மாரி "ஏன் ரெகுலரா வரமாட்டிங்க?" அப்படின்னு.
ஆஹான். <laughs> ம் <chuckles> உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு வேண்ணா கேக்கலாம். நீங்க ஏங்க என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாதுல்ல? ம்ஹ்ம் சரி, சரி. சூப்பர்ங்க. ஓ! ம்ஹ்ம். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலராக போகாம இருந்ததுக்கப்புறம், ஸ் பேசுரதுக்காகவே ரெகுலரா போக ஆரம்பிச்சீங்களா?
அது ஓரிரு நாட்கள் பண்ணேன். அது பின்னால ஒரு சில நாட்கள் நல்ல பழக்கமாகி பேச ஆரம்பிச்சதுக்கப்பறம் அவங்களுக்காகவே அ நான் இ இது அ அது வந்து திருச்சியிலேருந்து கரூருக்கு இடையிலான பயணம். திருச்சியில தங்கிடுவேன் நான் எப்பயுமே பெரும்பாலும். ஒரு வாரத்தில 2 நாட்கள் மட்டும் 3 நாட்கள் மட்டும் அ இரவில போயிட்டு வருவேன். அப்பறம் இவங்களோட அறிமுக ஆயி பேச ஆரம்பிச்சதுக்கப்பறம் தொடர்ந்து எல்லா நாட்களுமே போன காலம்லாம் வந்து இருந்தது. அ இதுக்காக, பயணம் பண்ணுனேன். அப்ப ஏன்னா அவங்க "வரலையா?" அவங்க கேட்கறப்பயே ஒரு ஒரு மாரி கேட்பாங்க. அத கேட்ட உடனே அதுக்கப்பறம் நம்மளால இருக்க முடியாது. அதுக்கா
சரிங்க. ம்ஹ்ம். சூப்பர்ங்க. ம்ஹ்ம். ஓ! அப்படிங்களா? நீங்க இவ்வளோலாம் வருத்தப்படாதீங்க. நான் இனிமே டெய்லியும் வந்தர்றேன்.
<laughs> "சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த மாதிரி போச்சு. அப்படி தான் முதல் முறையா அந்த புதிய மனிதர்கள்ல ம்.
ம்ஹ்ம். அப்போ அந்த அதாவது நீங்க அந்த 3 ரகம்ன்னு சொன்னதக்கப்புறம், புதிய மனிதர்களோடு நீங்க உரையாடல்லாம் ஆரம்பிக்கவே மாட்டீங்க. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கப்பறம் நீங்க வந்து ஓகே அப்படின்ற மாரி ஒரு
ம். ஆமா. அந்த ஒ அ ஹானஸ்ட்டா சொல்லணும்னா நான் உரையாடல் ஆரம்பிக்கல. அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் அத மெயின்டெயின் பண்ணுனாங்க. அதுக்காக எனக்கு லையபிலிட்டி ஏதாவது எனக்கு பொறுப்பு இல்ல, நான் உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னும் சொல்ல முடியாது.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஓஹோ! சூப்பர்‌ங்க சூப்பர். இருந்தாலும் அவங்க அளவுக்கு வந்து ஒரு முன்னிலை படுத்தல அப்படின்ற அப்படின்னு வச்சுக்கலாமா?
ஆ. அவுங்க அவுங்க வந்து, என்கிட்ட கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் பின்னாள்ல, நெறைய தடவை கேட்டுருக்கேன். அப்டி என்ன? ஏன்? எங்கிட்ட இவ்ளோ பேரு, இதில ட்ராவல் பண்ணுறாங்களே! இது மாரி. இல்ல எனக்கு ஒர்க் இல்ல அவுங்க சொன்னது, அவுங்க சொன்ன வார்த்தைய அப்டியே நான் சொல்றேன். "இல்ல ஐ டோன்ட் ஃபீல் எனி கம்ஃபோர்டு" அப்டின்னாங்க. "அப்டியா, சரி சந்தோஷம்" அப்டின்னு சொல்லி சொன்னேன், அவ்ளோதான். அதுக்கப்புறம் இப்டியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம், அதான் நான், தொடக்கம் உரையாடல் எப்டி தொடங்குச்சுன்தான நாம சொல்லிகிட்டுருக்கோம். அதுதான் சொல்லி.
ஆஹ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகேங்க, ஓகேங்க. அப் அப்ப பின்னாளில் அந்த கம்ஃபர்ட்னெஸ் ன்றது எவ்ளோ தூரம் பயணிச்சது?
உரையாடல் தொடங்குனது தான, நீங்க கேட்டீங்க?
ஆமாங்க.
இப்ப இதையும்.
இல்ல இது சுவாரஸ்யம்ன்னு சொன்னீங்கல்லையா? அப்போ சுவாரஸ்யம்னா, ஒரு ஒரு கிளைமாக்ஸ்னு இருந்தாதானே, நீங்க அத சுவாரஸ்யம்ன்றது தெரியும். அதுக்கு தான் கேட்
கிளைமாக்ஸ் சொல்லணும்னா, அது தனி உரையாடல் நடத்தணும் நம்ம. புதிதாக ஒரு
அப்டிங்களா! அப்ப ஓகேங்க. இப்ப எதுக்கு இதுவரைக்கும், ஓகே. நீங்க இந்த மாரி ரயில் பயணங்கள்ல தான் புதிய உரையாடல் வந்து தொடங்குவீங்களா? இப்ப எதுக்காவது ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்ல இருக்கிறவங்கிட்ட, "உங்களுக்கு என்னங்க கம்ப்ளைண்ட்டு? எத்னால வந்துருக்கீங்க?" அப்டின்னு கேக்றதுக்கு இல்லையா? அப்டிலாம் கூட பேசுவோம் தானே? அப்டி உரையாடல் ஆரம்பிக்கலால்ல.
<breath> ம். இல்ல நான் நான் நான் இப்ப நான் இந்த புதிய மனிதர்கள், என்கிட்டே ஒருத்தவங்க, நான் உரையாடல் எப்படி ஆரம்பிச்சது. நான் வந்து இப்ப நான் சொன்னது வந்து, இது ஒரு தனி ரகம், தனி பிரிவு. இந்த இப்ப, இந்த அடிப்படைல நடந்த உரையாடல். ஆனா, நான் நிறைய மனிதர்கள்கிட்ட நானே போய் உரையாடல் தொடங்கியிருக்கேன். அது வந்து நிறைய, ஒரு வெகுஜன மக்களோட நட உரையாடல். அ நான் வந்து <swallows> இப்ப வந்து காலைல ஒரு நடைப்பயிற்சிக்கு போறேன்னா, நான் தினமும் காலைல கேட்கிற, சமீப காலமா கேட்கிற ஒரு பாடல். அ அப்டியே ஒரு ஒரு ஒரு சின்ன குழந்தையோட குரல்ல அழகா கேட்டுக்கிட்டு இருக்கும். அ "எனது குப்பை, எனது பொறுப்பு என்று காப்பேன்" அப்டின்னு சொல்ட்டு ஒரு பாட்டல் கேட்கும் எனக்கு, தெருவுல போறப்ப. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, ஒரு பேட்ரி வாகனத்த வச்சுட்டு ஒருத்தரு வந்து வண்டியை எடுத்துட்டு, அங்கேயும், இங்கேயும் போயிட்டுருப்பார். நான் உடனே அந்த பாடலே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். என்ன என்னோட குப்பை, என்னோட பொறுப்பு, நான்தான் அத பார்த்துக்கணும். இது என்னோட வரும் தலைமுறையை காப்பேன்னு சொல்லிட்டு, அந்த வரிகள் வரும். அ அவரு வந்து அவர்கிட்ட நான் போய் பேசுவேன். அவரு அவர்கிட்ட என்னண்ணா இன்னைக்கு எப்டி இருக்கு? என்ன? எங்கே போனீங்க? என்ன வந்தீங்க? அந்தமாரி எளிய மனிதர்களோட உரையாட்றது. எனக்கு அதில கிடைக்கிற மகிழ்ச்சி, எங்கேயுமே கெடைக்காது. அப்புறமா அ மறுபடியும் வந்
ஓஹோ! ம்ஹ்ம். ஓஹோ! ஓ. ம்ஹ்ம். ஆஹ்ம். சூப்பருங்க! சூப்பருங்க! நான் கூட சரி இந்த எளிய மனிதர்கள்லையும் தாண்டி, அ இந்த ஆல் இண்டியா போஸ்டிங்ல இருக்கிறவங்க, அவுங்கள்ட்ட அந்த மாரி பெரிய பெரிய பதவிகள்லாம் இருப்பாங்க, இல்லையா? அவங்கள்ட்ட போய் பேசுவீங்களோ, சரிதான் நீங்களே வந்து
ஒரு காலமும் அந்த மாரி மனிதர்கள்ட்ட நானே போய் பேசினதே கெடையாது. அந்த மாரி மனிதர்கள, நான் வெளிப்படையாவே சொல்றேன். விரும்பினதும் கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது.
ஓஹோ! அவ்ள பெரிய போஸ்ட்டிங்கில இருக்கவங்கள உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது! "நீ என்ன வேணா இருந்துட்டு போ. எனக்குலாம் தேவையே கிடையாது", அப்டின்னு.
நிச்சயமா பிடிக்காது. அதேதான், ஏன்னா, எல்லாரும் சமம். நானும் சமம், நீயும் சமம். நீ எங்கே வேணா இருந்துட்டு போ. எனக்கு என்ன பிரச்சன? என்னால முடிஞ்சா, நான் எனக்கு என்னோட உயரம் என்ன? என்னால எவ்ளோ உயரத்துக்கு போக முடியுமோ போகப்போறேன் அவ்ளதான். <breath>
சரிங்க சரிங்க. ம்ஹ்ம். எஸ் ஸ்வீட், அந்த மாரி. ஓகே, ஓகே.
ம்.
ரொம்ப அழகா வந்து, இந்த புதிய மனிதர்களுடைய அந்த உரையாடல் எப்டி ஆரம்பிப்பீங்க? அ அது எப்டி வந்து, உங்ககிட்ட எப்டி ஆரம்பிச்சாங்க? அப்டின்ற உங்களுடைய அனுபவங்களை என்கிட்டே ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசினது, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
நன்றி.